அந்த மாதிரி உள்ளுண்ர்வு இவங்க தான்லாம் ஆரம்பத்தில சொல்லல. ஆனா நமக்கு போக போக அது வந்து தெரிஞ்சுடும். இவங்க கூட இருந்தா நாம சந்தோஷமா இருக்கோம். இனிமேல இருந்தாலும்
ஓ சரிங்க. ஓ! அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு தெரியும் இல்லையா?
ஆமாங்க கண்டிப்பா. அப்புறம் என்ன பண்ணுவோம்ன்னா, நம்ம உடனே மனசுல இருக்கறத வெளிப்படுத்துறதுக்கு வந்து <tsk> ஒரு மாரி இருக்கும். ஆனா 2 பேருமே நிறைய நாள் சொல்லாம நான் என்ன பண்ணுவேன்னா, "ஐ லைக் யூ" அப்படிம்பேன் "ஐ லவ் யூ" அப்படிம்பேன். அது அவங்களுக்கு "என்ன என்ன?" அப்படின்னு கேப்பாங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல நான் எதுவும் சொல்லலங்கற மாரி, இந்த மாரி விஷயங்கள் நிறைய ஜாலியா போயிருக்கும். அவங்களே அத கேட்டு வண்டிலலாம் போய்ட்டு இருக்கும்போது, கண்ணாடியில பார்த்தா பெக்க பெக்கன்னு பல்ல காட்டிட்டு சிரிப்பாங்க.
ஓ! ஓ! சரிங்க சரிங்க. ஓ! அதாவது வெட்கப்பட்டுட்டு சிரிக்கிறாங்க இல்லையா?
ஆமாங்க. அது தெரிஞ்சுரும் இல்லைங்களா, இவங்களுக்கு ஆசை இருக்கு. இருந்தாலும் சீன போடுறாங்க அப்படின்ற மாரி.
ஓ கண்டிப்பா தெரிஞ்சிரும். அதாவது 2 பேரும் வந்து அழகா வந்து உங்க உள்ளுணர்வு சொல்லிச்சு. ஆனா வெளிய சொல்லாம நீங்க வந்து இந்த சிரிக்கிறதா இருக்கட்டும், இந்த வெட்கப்படுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா?
ஆமாங்க. அப்புறம் லவ்வே சொல்லிக்காமயே நிறைய பொசெசிவ் ஆன விஷயங்கள் இருக்கும். வேற யாரிட்டயாச்சு பேசும்போதோ, யாராவது பையனோ பொண்ணோ எனக்கும் அவங்களுக்கும் பேசும்போது ஒரு பொசெசிவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர வர தான். இது வந்து நம்மளயும் மீறி அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. ஆமாங்க அந்த மாரி விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அவங்களும் கேட்பாங்க. அவங்க சொல்ல நம்ம நம்மளும் கேட்போம். ஒரு கோவிலுக்கு போனா நமக்கு என்ன பிடிக்கும்? இப்போ எனக்கு வந்து கோவில் பிரசாதம் பிடிக்கும். எனக்காக அவங்க போய் நின்னு 2 கப்பு வாங்கிட்டு வருவாங்க.
ஓ! கண்டிப்பாங்க. காதல் தான், அப்படின்னு தோணுச்சா உங்களுக்கு? கண்டிப்பாங்க. ஓ! சூப்பர்ங்க. என்ன மாதிரி விஷயம்லாம் சொல்றீங்க பாருங்களேன். அ.
அப்புறம் அவங்க கூட இந்த தெருத்தெருவா அலைவாங்க. எப்படின்னா, அந்த தள்ளுவண்டி கடைலாம் எனக்கு பெருசா நான் சாப்பிட்டது இல்ல.
சரிங்க.
ஆனா, அவங்க கூட சேர்ந்து ஒரு முட்டை தோசை, கலக்கி, இந்த மாரி விஷயங்கள் கொஞ்சம் இந்த மாரி, அ காசு கம்மியா இருந்தாலும். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டா இருந்தாலும் சின்ன கடையா இருந்தாலுமே, சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.
ஓ! கண்டிப்பாங்க.

அந்த மாரி விஷயம் இருக்கும்போது, அ அப்ப அ பெருசா அவுங்கள பத்தி எனக்கு தெரியாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தேன். அ நல்லா சாப்புட்டு, இந்த நடனம் ஆடுவாங்க இல்லீங்களா! இந்த பாட்டெல்லாம் போட்டு
ஓ! புரியுதுங்க. ஆமாங்க.
அந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, எனக்கு வந்து டான்ஸே ஆடத் தெரியாது, சும்மா கைய கால தூக்கிட்டு குதிக்கத்தான் தெரியும். அ அவுங்க வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுனாங்க. அந்த கண்ணாடியெல்லாம் பாத்து, நான் வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தேன். "யார் இந்த பொண்ணு? இந்த மாரி ஆடிக்கிட்ருக்கு, ஒரு எடத்துல வந்துகிட்டு!" அப்டின்ற மாரி நான் வித்தியாசமா பார்த்தேன். அவுங்க வந்து திடீர்னு என்கிட்ட வந்து, "அ நீங்களும் ஆடுங்க" அப்டின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு அ திடீர்னு ஒரு ஃபுட் இருந்துச்சு, எடுத்துட்டு வந்து ஊட்டிலாம் விட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆனா அவுங்க வந்து ஒரு ஃப்ரெண்டா நெனச்சு பண்ணாங்க.
புரியுதுங்க. ஓ! ஓ! சரிங்க. ஓ! ஓ! அதாவது அவங்க ஒரு ஒரு பிரெண்ட்லியா வந்து பழகுறாங்க இல்லயா?
ஆமாங்க. அப்டித்தான் ஆமா, அப்டித்தான் நானும் ஃபர்ஸ்ட் அப்டி நெனச்சேன். ஆனா, ஃபர்ஸ்ட் வந்து புதுசா இருந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு கிராமத்துலருந்து வந்தவங்க. அ பெருசா இந்த மாரி விஷயங்கள் போனதில்ல. ஆ அப்டின்னு சொல்லிட்டு சரி, அ ஆனா நல்லா இருந்துச்சு, சரி ஒரு ஜாலியா இருக்கே! அப்டின்ற மாரி.
சேரிங்க. ஓ! புரியுதுங்க.
ஆ அதுக்கப்புறம் வந்து அந்த பாட் முடிஞ்சுட்டு நாங்க வந்து ஒரு கார்ல வந்துட்ருக்கும்போது, அவங்க வந்து திடீர்னு என்ன பாத்து, "அ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்டின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு திடீர்னு யாராவது ஒருத்தங்க நம்ம வீட்லேயே நம்மள அழகா இருக்கான்னு சொன்னா நமக்கு தலகால் புரியாது.
ஓஹோ! அதாது அவங்க உங்ககிட்ட பாத்து சொன்னாங்க. இல்லையா?
ஆமாங்க என்ன பாத்து சொன்னாங்க.
ஆ, சரிங்க.
நம்மளுக்கு ஒரு வீட்ல் யாராச்சும் அப்டி சொன்னாலே தலகால் புரியாது இல்லிங்களா! என்னடா இது ஒரு பொண்ணு நம்மள பாத்து, அழகா இருக்குன்னு சொல்லிடுச்சு! அப்டின்னு சொல்லிட்டு ஒரே குஜால் ஆயிருச்சுங்க நம்மளுக்கு.
கண்டிப்பா. அடடா! ஓ, சேரிங்க.